அ இப்ப நம்ம வாழ்க்கைல பார்த்தீங்கன்னா, அ அ நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா. நம்ம நம்பிக்கைக்கு உருத்தானவங்க கிட்ட தான் அத வந்து நம்ம பகிர்ந்துப்போம் இல்லைங்களா? அம் எதை அ எ ரொம்ப அதாவது என்ன சொல்றது, அது வெளிய யார்க்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு கருத்தா இருக்கலாம். அ நம்ம வாழ்க்கைல நடந்த சில நிகழ்வுகளா இருக்கலாம். அ அந்த மாதிரி நீங்க யாராவது யார்க்கிட்டயாவது நம்பி சொன்ன அ அ கருத்துக்களோ, விஷயங்களோ இருந்தா, அத கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். அத அத பத் அத தொடர்ந்து அ அது அதுலவ எந்த விதமான அனுபவம் உங்களுக்கு கிடைத்தது? அதையும் சேர்த்து சொல்லலாம்.
நிச்சயமா. நிச்சயமாங்க. நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இருக்கதுலே ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்பகத்தன்மை இருக்க ஆளுகிட்ட தான், நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் பகிர்வோம்.
ம். ஆமா.
சரிங்களா? அப்படிருக்கும்பொழுது என்னுடைய ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நாங்க கத்துக்கிட்ட பாடம் என்னென்னா, அ நட்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் எவ்ளோ முக்கியம் அப்டின்ட்டு, நாங்க ஆழமா வந்து ரொம்பவே ப பதிஞ்ச ஒரு விஷயம். அது எந்த அளவுக்குனா அ இப்ப வந்து என்னோட ஜூனியரும் இன்னொருத்தியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருங்கிய தோழிகள். கல்லூரிலருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெருங்கிய தோழிகளாகவே இருந்தாங்க வச்சுக்கங்களேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கிட்ட வந்து நம்பிக்கை சார்ந்த எல்லா விஷயமும் குடும்பத்துல இருக்க. ஃப்ரெண்டுக்கிட்ட தோழிகிட்ட எல்லா விஷயமும் நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான சொல்லுவேன். ஏன்னா நான் நம்புறேன். இவன் வந்து யார்க்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க, அப்டின்ட்டு நான் நம்பும்பொழுது அந்த இடத்துல வந்து, நீங்க வந்து என் தோழியா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்?
அ. ம். அ, ஆ. சரிங்க. ம். சரிங்க. ஆமா. அ. அ, ஆ. ம். ம். ம், அத நம்ம, அ எந்த அளவு நம்ம காப்பாத்த முடியுமோ, அத காப்பாத்தணும். ம்.
அந்த ந கண்டிப்பா, ஏன்னா இது தான் வந்து மனிதனோட இயல்பாவே இருக்குற ஒரு குணம். ஆனா அவுங்ககிட்ட என்ன ஆச்சுன்னா, அந்த குணம் இல்ல! முற்றிலும் இல்ல. இப்ப வந்து நான் உங்க கிட்ட வந்து நான் நம்பி சொல்றேன் அப்டின்னா, "அ சரிப்பா, இவ என் தோழி! இவ வந்து யார்க்கிட்டயும் எந்த ஒரு விஷயத்த பகிரமாட்டா." அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, அந்த இடத்துல வந்து நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் முக்கியமா இருக்கு இல்லையா? அது சிறியவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும். நாங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா. ஒரு 18, 19 வயதுக்கெல்லாம் வந்து தாண்டி தான் வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜூனியர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அ அவளோட தோழி கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துருக்கா. இது போல வந்து வீட்டுல நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். தோழி சம்மந்த ஒரு காசு விஷயமா இருக்கட்டும். இப்ப வந்து, நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்கிட்ட வந்து காசு கேட்கும்போது, "ஐயோ! நம்ம தோழி வந்து இவ்ளோ கஷ்டப்படுறாளே." அப்படி இருக்கும்போது என்கிட்ட முடிஞ்ச காச வந்து. என்கிட்ட இருக்கோ, இல்லயோ. அது வந்து நான் யார்க்கிட்ட மூலியமா வந்து நான் வாங்கியாச்சும் குடுப்பேன் கண்டிப்பா.
அம். ஆமாங்க, அம். ம். அம். ம். அ. அ. ம். ம். ஆமாங்க. ம். ம். ம். ம். சரிங்க. சரிங்க. ம். ம். அம். அம். ஆமா ம்.
அப்படிருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா. இவ என்ன பண்ணியிருக்கான்னா, அ இவ பேரு வந்து. ச ஜூனியர் 1 வச்சுக்கோ, ஜூனியர் 2. <inhales> இவங்க என்ன முத முதலா, 1 ஆள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கத்திலே க்ளோஸா இருந்திருக்கா. ஜ் அ 2வது ஆளுகிட்ட. <inhales> ஓ. இருக்கத்திலே நம்பிக்கை என்று நான் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்க வந்து 2வது ஆள் வந்து பார்த்தா பணம் எல்லாம் கேட்டுருக்கிறாங்க. நானும் வந்து சரி நம்மளோட தோழி தான. <inhales> அப்படின்டு நான் நம்பி வந்து கிட்டத்தட்ட ரூ.2000, 3000, 5000 கிட்ட கூட.
ம். ஓகேங்க. அ. ம். ம். ம். ஓகேங்க. அ, அ. ம்.
அப்ப கல்லூரி படிச்சுருக்காங்க. கல்லூரி படிக்கும்போது, இதெல்லாம் எவ்ளோ பெரிய காசு! கண்டிப்பா.
ஆமா உண்மையிலே, அ நம்ம செலவுக்கு கெடைக்கிறதே ரொம்ப கடினமான சூழ்நிலையா தான் இருக்கும். அ, அ.
அப்படியிர் நிச்சயமா. அதும் அவ என்ன பொய் சொல்லி கேட்டுருக்கானா, <inhales> "ஐயோ! என்னோட தோழ் இன்னொருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, இது போல வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு" அந்த வார்த்தைகள் வச்சு விளையாடிருக்கா. <inhales> இது வந்து ரொம்பவே முக்கியமா வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். <inhales> வார்த்தைகள் வந்து சேரி, நம்ம தோழி தானே சொல்றா <inhales> அப்படி இருக்கும்போது காச வந்து பார்த்தீங்கன்னா, பெரட்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 6000 கிட்ட கொடுத்துருக்கா!
அ. ம். ம். சரிங்க. அ. ம். அ. சரிங்க. அ.
ரூ. 6000 கிட்ட கொடுக்கும்போது அப்ப தான் தெரிஞ்சிருக்கு, போக, போக, போக நெறைய உண்மைகள் வந்து எங்க நம்மளுக்கே டவுட் ஆகும்! "இவ என்ன, ஒரு விஷயத்த இப்படி பேசுறா, இன்னொரு விஷயத்த மாத்தி பேசுறா, இவ எது சொல்றது தான் சரியா இருக்கும்?" அப்படின்ட்டு ஒரு நா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ட்டு பெரியவர்கள் சும்மா சொல்லல!
ம். ம். அ. ஆ. ம். அ. கண்டிப்பா. அ அருமையா சொன்னீங்க! அ.
அப்படி இருக்கு அப்படி இருக்கும்பொழுது, என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவ தான் வந்து நெருங்கிய தோழி, நெருங்கிய தோழி முதல் வந்து பார்த்தீங்கன்னா, அவ நம்பியிருக்கா. ஆனா இவ என்ன பண்ணியிருக்கான்னா, இவளுக்கே தெரியாம பார்த்தீங்கன்னா இன்னொரு தோழிய வ வச்சுட்டு இவ்வள வந்து ஹைட் பண்ணி இந்த சமூக வலைத்தளத்துல இந்த பதிவிடுவாங்கல்ல? ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து பதிவிட்டுருக்கா. இவ கிட்ட காசு வாங்குனதுலாம் செலவிட்டுருக்கா. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த காசு, பொய் சொல்லி வாங்கியிருக்கான்னா, தன்னுடைய காதலனுக்கு பரிசளிப்பு அதுக்காக, இவளோடய காச, ரூ. 6000 வந்து வாங்கியிருக்கா.
அ. ம். சரிங்க. ம். ஆமாங்க. அ. ஆ. சரிங்க.
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம். "நான் நம்பி தானே கொடுத்தேன்? நீ இவ்ளோ எமர்ஜென்சின்னுட்டு கேட்கறியே?" நான் வந்து பார்த்தீங்கன்னா, "நம்பி வந்து யார் யார்க்கிட்டயோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி உனக்காக கொடுத்தனே! நீ வந்து ஏன் இது போல விஷயத்த பண்ணி வச்சிருக்க. நீ வந்து என்கிட்ட வந்து" அ அண்ண அண்ணன் தான ஸ் ஸ் கூப்பிடுவா இவ, "அண்ணனுக்கு நான் இது போல பண்ண போறன்னாலே நான் எதனா ரெடி பண்ணி, நான் உண்மைய சொல்லியிருந்தா ரெடி பண்ணி கொடுத்துருப்பேனே? ஏன் இது போல பண்ண? எதுக்கு வந்து" இவ கிட்ட வாங்குன க காசு மட்டும் இல்ல
ம். ம். ம். சரிங்க. அ. ம். ம். ம். அ. அ.
இத வந்து தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போலாம் அப்படின்ட்டு. "நீயும் நானும் படத்துக்கு போலாம், வரியாடி?" அப்படின்னும்பொழுது, அ சரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பார்த்தா வரேன்ன்ட்டு, அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிட்டு படம்லாம் பார்த்துருக்கா. இது வந்து, அந்த வயசுல சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், இந்த காசு விஷயமா இருக்கட்டும் ஏன்னா நான் வந்து உங்கள நான் வந்து தோழின்னுட்டு நம்பி அவ்ளோ விஷயங்கள் சொல்றேன். குடும்ப விஷயம்லாம் சொல்லும்போது பின் பின்னாடி போயிட்டு சொல்றதா இருக்கட்டும். "இவ குடும்பத்துல இதுபோல நடந்ததாம், அதுனால தான் இவங்க குடும்பத்துல இதுபோல பிரச்சனலாம் நடக்குது," அப்படின்ட்டு நான் உங்கள நம்பி வந்து என் தோழி அப்படின்டு சொல்லும்பொழுது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை தன்மை சுத்தமா உடைஞ்சு போச்சு! இவ தெரிஞ்சு, இவளுக்கு முதல் முதல்ன்னு சொன்னேன்ல, அவளுக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா. அழுது, அழுது, அழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்டி? எதுக்குடி? எங்க கிட்ட வந்து பஞ்சாயத்து வச்சா, "அக்கா இதெல்லாம் கேளுங்க்கா. எனக்கு மனசு தாங்க முடிலக்கா. ஒ பண விஷயத்துல வந்து, அ ஒரு நட்பு விஷயத்த கூட வந்து இவ்ளோ ஏமாத்தியிருக்கா அக்கா!" எ இத விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்க கல்லூரில வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்னுட்டு ஒரு விஷயம் நடக்கும்.
அ. சரிங் ம். ம். சரிங்க. அ. சரிங்க. ம். ம். ம். ம். ம். சரிங்க.
<inhales> இந்தந்த இந்தந்த ஆளுங்க வந்து இந்தந்த இதுல போய் நிக்கலாம். அந்த பதவியேற்றும் இது பார்த்தீங்கன்னா, அ நெறைய விஷயங்கள் இருக்கு. கேப்டன்ஸின்ட்டு. அந்த ஓட்டிங்க பார்த்தீங்கன்னா. இவ நின்னுருக்கா. முதலாமாண்டு பார்த்தீங்கன்னா தோழி வந்து நின்னுருக்கா. தோழிக்கு தான நம்ம வந்து என் தோழி நிக்கிறானா, அந்த இடத்துல வந்து என் தோழிக்கு ஓட்டு போடுங்க. இவ வந்தா, இதெல்லாம் நம்ம கல்லூரில மாற்றுவா, அப்படிலாம் வந்து க இது போவாங்கல்ல? பிரச்சாரத்துக்குலாம் போவாங்க இல்லையா?
ம். ம். ம். ஆமாமா. அம். ஆமாங்க. அ. அ. அ.
இவ நேர்முகமா இவ்ளோ பிரச்சாரம் பண்ணிட்டு, மறைமுகமா சமூக வலைதளத்துல இவ்வளலாம் ஹயிட் பண்ணிட்டு. இன்னொருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணிருக்கா.
ஓ! ஓகே ஓகேங்க. 1லாம் ஆண்டுல இருந்தே, அவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மைக்கு இ அ, அ அந்த தகுதியில் இல்லாதவங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்திருக்காங்க, இல்லைங்களா?
ரொம் ஆமா. நிச்சயமா. ஒரு குடும்ப விஷயத்த மத்தவங்கட்ட சொல்றதா இருக்கட்டும். அ காசு விஷயத்த இது பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு பதவி ஏற்ற ஒரு விஷயத்த வந்து என்னோட தோழி என்னோட தோழின்ட்டு. <inhales> நீ முன்னாடி சொல்ட்டு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, காலவாறது எவ்ளோ பெரிய விஷயமா இருக்கும். கண்டிப்பா.
அ. அ. ம். அ. ஆமாமா. உண்மையிலேங்க. அது நம்ம உயிர் தோழியே வந்து நம்ம முதுகுல குத்தின மாரி அ, <inhales> அ நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது. அது உண்மையிலயே மனது மனவலிங்கிறது ரொம்ப அதிக பட்சமாதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நா அந்த தோழி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படின்னும்போது அந்த முதல் தோழி வந்து அதற்கான நடவடிக்கை எதாவது எடுத்தாங்களா? அ அவங்க எடுக்கும்போது, இந்த 2டாம் தோழி எதாவது ஒரு குற்ற உணர்ச்சியா, அ அ அ உணர்ந்தாங்களா? <laughs>
ஏன்னா. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்கங்க. அவ கையில வந்து அவ சொல்ல சொல்ல ப்ரூஃபோட நாங்க, நெறைய பேர் வந்து என்னோட இன்னும் 3வது ஒருத்தி பார்த்தீங்கன்னா எங்களோட இவளா தெரிஞ்ச விஷயம். இந்த 2வது தோழிக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து இவளுக்கு வந்து பழக்கம். அதாவது தோழிகளா தான் இருந்தா இவளோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணதுனால தான். இவ பேசாம இருந்துட்டா. அப்படி இருக்கும்பொழுது அ நெறைய ப்ரூஃப்லாம் வச்சிருந்தா. இங்க பாரு ஸ்க்ரீன் ஷாட்லாம் எடுத்து வச்சிருந்தா. இங்க பாரு வேற ஒருத்தங்க கூட போயிருக்கறது, காசு விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சிருந்தா.
அ. ம். சரிங்க. ம். ம்.
அப்படி இருக்கும் பொழுது, இது எல்லாமே ஒரு ப்ரூஃப் மேரி காமிக்கும்போது, அவ கை கால்லாம் நடுங்க ஆரம்பி 1 தோழி சொன்னேன் இல்லையா? நெருங்கிய தோழி.
ஆமாங்க. அ, அ.
கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, கண்லருந்து அழுக ஆரம்பிச்சுட்டா, ஒரு அந்த வீசிங்ஸ் என்று ஒரு விஷயம் வருதுல்ல, அது வந்து வர ஆரம்பிச்சுருச்சு, அழுது, அழுது.
ம், ம். ஆ. ஓ! சரி, அ, அ.
இவ்ளோ நம்பி நான் ஒரு விஷயம் சொன்னேனே!
அ கையும், களவுமா மாட்டினதுமே ஒரு டிராமா போட்டாங்க, இல்லைங்களா? அ, அ! ஓ! ஓகே, ஓகே. அஹாஹா. அ.
இல்ல, இல்ல. அவ கிடையாது. இவ 1லாம் நம்பி சொன்னாள்ல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுச்சு. எங்க முன்னாடி தான் இது இந்த எல்லாமே நடக்குது. நாங்க தான் கேட்கிறோம். அக்கா! அக்கா! சொல்லும்பொழுது தங்கச்சின்னுட்டு நம்ப பாசம் வச்சுரது. அது வந்து வார்த்தையால இருக்கக்கூடாது. அதனால நாங்க எதிர்த்து வந்து கேட்டோம். கேள்விகலாம். "எதனால நீ இது போல பண்ண? என்ன ஒரு அத்தியாவசியம் இருக்கு? நீ வந்து தோழி, தோழி சொன்னது வார்த்தைக்கு மட்டுமா? இல்ல வந்து அவள பயன்படுத்துக்கறதுக்கு நீ தோழி, தோழி சொன்னியா?" அப்படின்ட்டு பலவிதமான நம்பளுக்கு நம்பளுக்கே அந்த பார்க்கும்போது, "ச்ச! ஏன் இது போல இருக்கா?" அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா?
சரிங்க. அ. சரிங்க. அ, அ. ம். ம், ம். ஆமாங்க.
"எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சி. எனக்கு வந்து சரியான கோவம் வந்துச்சி. அவ வந்து சும்மாலாம் இல்ல. தங்கச்சி, உண்மையா என் கூட பொறந்த தங்கச்சியா தான் பார்க்குறேன்." அப்படின்னும்போது இவ வந்து, "இல்ல இல்லக்கா, அதுவெல்லாம் இல்லக்கா. சும்மாதாங்க்கா. போனா இவளுக்கு தெரிஞ்சா என்னாகும்? அதனால தான்". "நீ இவளுக்கு தெரிஞ்சி போனா கூட பரவால்ல, தெரியாம மறைமுகமா காசு விஷயத்துலருந்து உன்னை நம்பி ஒரு விஷயம் பண்ணியிருக்க. அந்த இடத்தில நம்பிக்கைன்ட்டு சுத்தமா உடைஞ்சிருச்சி". இவளோட அ முதலாம் தோழி வந்து, இதோட பாதிப்பு எந்தளவுக்கு, நீடிச்சிருக்குன்னா, இப்போ வந்து சமீபத்துல நான் ஒரு கல்யாணத்துல அதாவது என்னோட ஜூனியரோட, எங்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போகும்பொழுது, நான் இவ கிட்ட பேசிட்டு இருந்தேன். "என்னம்மா எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது?" அப்படின்னும்பொழுது, அப்ப அவ சொன்னா, "அக்கா நான் வேலை செய்யிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு கிட்ட யாருகிட்டயும் நான் நெருங்கி கூட பழகல அக்கா. என்னன்னா, என்னன்னு இருக்கேன்". "எ எதனால?" அப்படின்னுமா, "அவ பண்ண வேலையால என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, யார்க்கிட்ட போனாலும் இவங்க இது போல பண்றுவாங்களோ எனக்கு ஒரு ஒரு பயம் வந்து இப்ப வரைக்கும் இருக்குக்கா". கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம் ஆகுது.
ஆ. ஆ. ம். சரிங்க. ம். ம். ம். ஆ. ஆ.. அ. ஆ. அ, அ, அ. கண்டிப்பாங்க. அது- அந்த ஒரு மனநிலை வந்து வரது இயல்பு தானேங்க? ஏன்னா நம்ம உயிர்த்தோழின்னு ந நெனச்சு இருந்த அவங்களே வந்து, இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணும்போது, நம்ம நம்பிக்கைய இழக்கும்போது, அ, அ மற்ற முகம் தெரியாத, அதாவது ம புது முகங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த நம்பிக் நம்பிக்கைங்கிறது அவ்வளோ வேகமா வந்துடாது. <chuckles> அதுதான் அந்த தோழிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த 2 1/2 வருஷத்திலயே நிச்சயமா. கண்டிப்பா. ஆமாங்க, ஆமாங்க. நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா முற்றிலும் சரி. அவ வந்து யார்க்கிட்டயும் பேசல. யார்க்கிட்டயும் அட்டாச் ஆகல, அந்த 2 1/2 வருஷம். "அக்கா, நான் வந்து உண்மையா சொல்லணுன்னா, இவ வந்து, அ வெட்கமே இல்லாம என்கிட்ட வந்து மறுபடியும் வந்து பேசினாக்கா. என்கூட வந்து, மறுபடியும் புகைப்படம்லாம் எடுக்க இது பண்ணா. ஆனா நான் வந்து, முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்த்துட்டேன். எனக்கு வந்து இவளோட முகத்த பார்க்கறதுக்கு கூட, எனக்கு துளி கூட விருப்பம் இல்லக்கா" அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள், சொல்ல, சொல்ல எனக்கும் வந்து, "சரி. நீ வந்து அவ பண்ண தப்புனால மத்தவங்க கூட வந்து ஏன் நீ பழகாம இருக்குற? இதிலருந்து இது ஒரு பயம் மேரி ஏற்படும். இது வந்து இதுக்கப்பறம் நீ பெருசானா கூட உன்னை சுத்தி இருக்கவங்க, என்ன ஏமாத்திருவாங்களோ? அப்படின்ட்டு நிறைய விஷயத்துல பயம் ஏற்படும்". "பயம் ஏற்படும் இல்லக்கா, எனக்கு ஏற்பட்டுச்சு. எனக்கு இப்போ வந்து இப்ப 2 1/2 வருஷமா நான் பழகுறேன். யார்க்கிட்டயும் அதிகமா நான் பழகறத்தில்ல. அதேபோல நான் வந்து நண்பர்கள் கிட்ட, ஆண் நண்பர்கள் கூட ந நம்பி பழகுறேன். எல்லாமே நான் அண்ணன், அண்ணன் சொல்லியே தான், அந்த உறவுமுறையை இது பண்ணி தான் நான் சொல்றேன். அவங்களும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன தங்கச்சியாவோ, அவங்க கூட பொறந்த ஒரு சகோதரியாவோ, அக்காவாவோ தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேஃப்பா இருக்கு". அப்படின்ட்டு சொல்லும்போது, அப்ப எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை என்ற ஒரு விஷயம், ஏமாற்றத்துனால ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையே வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, தாக்கப்பட்டிருக்கு, அப்படின்னும்பொழுது எனக்கு ரொம்ப ஆழமாவே எனக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட, இந்த விஷயத்தை பத்தி நான் நெறையவே யோசி என்னுடைய தோழி கிட்டக்க, நெருங்கிய தோழி கிட்ட நான் சொன்னேன். "நான் இவ கூட பஸ்ஸில வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்ஷன்ல ஜாலியா தான் பேசிட்டிருந்தா. அதுக்கப்பறம் பஸ்ஸில வரும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கும் பொழுது இவ்ளோலாம் சொன்னா. எனக்கு என்ன பண்ணுறது, என்ன ஆறுதல் சொல்றது தெரியல. பட் இருந்தாலும், அவளோட வாழ்க்கையில வந்து இந்த விஷயம் ஃபேஸ் பண்ணதுனால யாருமே யார் மேலயும் நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அ சார பாடல". அந்த ஆமா இல்லாம போயிடுச்சி. அப்படின்னும்போது நாங்களும் வருத்தப்பட்டோம். எனக்கு நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை பத்தி யோசனையே இருந்தது. "ஏன் ஒரு ஏன்னா தப்பு பண்ணவங்க நல்லா சிரிச்சுட்டு இருக்காங்க. தப்பு பண்ணாத இவ ஏமாளி போல பார்த்தீங்கன்னா, யார்க்கிட்டயும் ஒட்டாம, நெருங்காம அப்படியே தள்ளி, தள்ளி இருக்குறாளே". அப்படின்னும்போது எனக்கு ரொம்பவே வருத்தம் ஏற்பட்டது.
அ. ம். அ. ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். அ. ஆ. ம். சரிங்க. ம். ம். ம். ம். இல்லாம போயிடுச்சு. அ, அ. அ. அ அ. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அ. அ நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அ நம்ம, அதீதமான நம்பிக்கை வைத்த நபர் நம்மளை ஏமாற்றும்போது, நம்மள நம்ம வந்து அடுத்து யார பார்த்தாலுமே ஒரு சந்தேகம் வர தான் செய்யும், நமக்கு. அவ்வளவு எளிதில வந்து அவங்க மற்றவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது, அப்படிங்கிறது வந்து, ஒரு பெரிய கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த தோல்விக்கு அ, சாரி அந்த தோழிக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அ அத "அதாவது அ நம்பிக்கைங்கிறது, நம்ம எப்படி வைக்கணும், அ யாரு மேல வைக்கிறோம்", அப்படிங்கிறதில நமக்கு கவனமும் தேவை. "அ அதே மாதிரி அ நம்ம உயிர் தோழிய போயி, நம்ம இப்படி ஏமாத்திட்டோமே! ஏமாத்தினதுக்கு அப்புறமாவும், அதை ஒரு குற்ற உணர்வா அவுங்க அ உ உணராமல், அடுத்து தொடர்ந்து மறுபடியும் இவங்க கிட்ட வந்து பேசறதுக்கு முயற்சி பண்ணது". அ இது எல்லாமே ரொம்ப அழகா அ, மற்றவங்களுக்கும் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அ, தேவைப்படுற மாதிரி, அழகா நீங்க தொகுத்து சொன்னீங்க. ம் அ உங்களுடன் பேசியதில் அ, மகிழ்ச்சி. நன்றிங்க.
மிக் மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திக்கலாம்.